நேரில நம்ப ஒருத்தவங்களை சந்திச்சிருப்போம். அவங்க கூட நம்ப என்ன பண்ணியிருப்போன்னா, நட்பு பாராட்டியிருப்போம். அதே மாதிரி இப்போ, நவீன காலங்களா இருக்குறனால, ஆன்லைன்லேயும் நம்ப என்ன பண்ணியிருப்போன்னா, நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க கூடயும் என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ப நட்பு பாராட்டியிருப்போம். இப்ப நமக்கு நேருல சந்திக்குறவங்களால நமக்கு அதிகமான நம்பிக்கை குடுக்க முடியுமா? இல்ல ஆன்லைன்ல நம்பள சந்திச்சு நம்ப நட்பு பாராட்டிட்டு இருக்கோம் இல்லயா, அவங்க மூலியமா நமக்கு நிறைய நம்பிக்கை வந்து காட்ட முடியுமா? எதுல நம்பிக்கை அதிகமா இருக்கும். அத நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எப்படி அத நீங்க பாக்குறீங்க?
அ. நம்பிக்கை அப்படிங்குறது வந்து, நம்ப என்ன மாரி விஷயங்கள்ல, அவங்க கிட்ட பகிர்ந்துக்குறோம். அவங்க அதற்கு என்ன மாரியான ஒரு பதில்கள்ல அளிக்கிறாங்க. அப்படிங்குற விஷயங்களையும் சார்ந்தது, ஒருத்தவங்களை வந்து வெறுமனே நேரில் பாத்தா, அவங்க நம்பிக்கையானவங்களா? இல்ல, வந்து நம்மகிட்ட தொலைவிலிருந்து ஆன்லைன் வழியா மட்டும் பேசுறாங்க. இணையதளம் வழியா பேசுறாங்க அப்டீன்னா, அவங்க நம்பிக்கையானவங்களா? அப்டீங்குற விஷயங்கள்ல வச்சு தீர்மானிக்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா
வேற எந்த மாதிரி விதங்கள்ல வைச்சி நம்ப தீர்மானிக்கலாம்?
இது வந்து கொஞ்சம் நம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன்னா, இப்போ நேர்ல ஒருத்தவங்கள்ல நாம்ப பார்க்க போறோம்னு வைச்சுக்கோங்களேன், சரிங்களா? அவங்கள பார்க்க போறப்ப அவங்க நம்பள எப்படி பார்க்க வர்றாங்க? அதாவது மொதல வந்து நேரத்துக்கு வராங்களா? இல்ல வந்து ரொம்ப தாமதமா வராங்களா? அப்படிங்குறது ஒரு விஷயம் இருக்கு. நேரத்துக்கு வராங்க, அதாவது நம்ப ஒரு 10 மணிக்கு சம்ப வரணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துக்கு அப்டீங்கிறப்ப, அவங்க வந்து ஒரு 10:05, 10:10 அதுக்குள்ள வராங்க அப்டீன்னா, அவங்க வந்து நம்பள ப சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் முன்னாடியே விரைவா கூட வந்துருவாங்க. அப்படியெல்லாம் வரப்ப அது அவங்களுக்கு நம்பள பாக்குறதுல இருக்குற ஒரு ஆர்வம் நம்பளுடன் அந்த நாள வந்து, என்ன சொல்றது? ஸ்பெண்ட் பண்ணுறக்காக, அவங்களுக்கு இருக்குற ஒரு ஆர்வம் அப்டீங்கிறத அது நேரடியா காட்டும்.
ம். ஆமாங்க. நமக்கு குடுக்குற அந்த மதிப்பு அப்படிங்குறது, அந்த இடத்துல நம்ப நம்ப என்ன பண்ணிக்கலானா. சரி பாத்துக்கலாம். நமக்கு மதிப்பு இருக்கா? இல்லயா? அப்படின்னு சரி பாத்துக்கலாம்.
ஆமா. ஆமா. மதிப்பும் முக்கியத்துவம் அ முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் தராங்க? அப்டீங்குறது அவங்க நேரத்துக்கு வர்றாகளாங்குறது முதல் விஷயம். 2வது பாத்தீங்க அப்டீன்னா, அவங்க என்ன மாரி உடை அணிஞ்சிட்டு வராங்க? அப்படிங்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ம். உடையில கூட கண்டுபிடிக்கலாமாங்க எப்படி?
ரொம்ப எளிதுங்க. இப்ப வந்து நம்ம ஒரு 10 நாளா பார்க்கல, இல்ல வந்து நம்ம 1 மாதமா பார்க்கல, இல்ல இ 2 மாதத்துக்கு 1 முறை தான் பார்க்கறோம் அப்படின்கிறப்ப நாம அவுங்கள ரொம்ப மதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நாம அதற்காக அன்னைக்கு காலையிலயே எழுந்திருச்சு நல்ல ஒரு அயன் பண்ண ட்ரெஸ்சு ஆம் ஆம்பளயா இருந்தா சரிங்களா. அவுங்க வந்து அ ஒரு ஆணா இருக்குறப்ப வந்து ஒரு நல்ல தேய்த்த உடைகள், இல்ல வந்து பெரிதா உபயோகப்படுத்தப்படாத நல்ல ஒரு அ தெளிவான உடை அந்த உடைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒண்ணு இவங்க வந்து வெளிய போறாங்க, இல்ல ஏதோ ஒரு திருவிழாக்கோ, பங்ஷனுக்கோ போறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஓரளவு நல்ல உடை. ரொம்ப பகட்டா இல்லாட்டியும் அதாவது பெரிய விலை உயர்ந்த உடை அணியணும்னு அவசியம் இல்ல. ஒரு பளிச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உடை அணிஞ்சுட்டு வர்றாங்கலே இது பெண்ணுக்கும் பொருந்தும். அவுங்க பார்த்தீங்க அப்படின்ன இப்ப என்னோட தோழிகள் சில பேர் வந்து பார்க்க வரப்ப பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு தலைக்கெல்லா குளிச்சு அந்த ப்ரீ ஹேர்லா விட்டு அதற்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா மேக்கப்லா அதெ ரொம்ப ஹெவியா இருக்காது லைட்டா மேக்கப்லா போட்டு, இருக்குறதிலயே நமக்கு எந்த கலர் புடிக்கும். அந்த மாதிரி உடைகள். அதாவது எனக்கு எந்த கலர் பிடிக்கும். அந்த மாதிரி உடைய தேர்வு செய்ஞ்சு, அந்த கொலுசு அது இதெல்லா போட்டு அதாவது ஒரு வேலைக்கி போறாங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு துணி இருக்கும். இந்த நமக்கு புடிச்ச ஒருத்தவங்கள பார்க்க வரறோம்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதற்கு ஒரு முற்றும் வேற விதமா வருவாங்க. பார்த்த உடனே நமக்கு வந்து, "என்ன பயங்கரமா வறாங்க!" அப்படீன்னு நமக்கு சொல்லணும். அப்போ வந்து அந்த மாதிரி வறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிரும். இதுவே அதுக்கு பதிலா ஒரு காஞ்ச தலையோட எண்ணெய்ய வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ணாம பெப்பரபேன்னு வந்து ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வரது. இல்ல காலுக்கு ஏதோ தோணுன ஏதோ ஒரு செப்பல எடுத்து போட்டுக்கிட்டு பேந்த பேந்த முழிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க? சில சமயம் அந்த மாதிரி ஒரு சில தோழிகள்லாம் வந்திருக்காங்க. வரப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல நான் வந்து லேட்டா எந்திரிச்சிட்டேன். இல்ல எனக்கு இரவு நிறைய வேலை இருந்தது. இல்ல எனக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் இது இருக்கு, நான் போய் திரும்ப தயாராகி போணும். அதனால அப்படியே கிளம்பி வந்துட்டேன்." அப்படிங்கிறப்ப வந்து அந்
ம். ஆமாங்க. ஆ <chuckles> <chuckles> பரவால்லைங்க. இந்த இதை வந்து நான் புதுசா நான் தெரிஞ்சிக்கிறேங்க. இதுக்கப்புறமேல நானும் அவங்கள்லாம் கவனிக்கிறேன் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நான் இனிமே கவனிச்சிக்கிறேன். எனக்கு இது புதிய தகவலா இருந்துச்சி.
<laughs> நல்லதுங்க நல்லது. அது அது வந்து என்னன்னா அதுல வந்து அவுங்க உடை நான் தான் சொல்றேன் பார்த்தீங்களா, அவுங்க வந்து 2000 ரூபாய்க்கு உடையோ, இல்ல ரொம்ப விலை உயர்ந்த செப்பலோ, பயங்கரமான இந்த பர்ஃபூமோ இந்த மாதிரி போட்டுட்டு வரணும் அவசியம் இல்ல. அவுங்களுடைய அந்த ஆர்வத்த வந்து நான் நீ எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது. "உன்னுடன் நான் செலவிடும் நேரம் முக்கியம்" அப்படிங்கறத வந்து அவுங்க காட்றாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து பார்க்குறத வச்சு நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா.
புரியுது, புரியுது. இந்த மாதிரிலா சோதனை இருக்கு அப்படிங்கிறதே இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு தெரிகிறது. நா
ஆமா, ஆமா. நான் அந்த மாரி பழகுறப்ப, அந்த விஷயங்கள் பார்த்துட்டு அதற்கு அப்புறம் அவங்களுடன் தொடர்ந்து பேசுவது அவுங்களுக்கு அதை வந்து ஏன் அந்த மாதிரி வரலங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் குடுப்பேன். நான் போய்ட்டு அப்ப ஒண்ணும் சொல்லமாட்டேன். சரி அப்படீன்னு பேசிட்டு. அவு அந்த மாதிரி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்மகிட்ட பேசுறப்ப நம்ம கண்ணப் பார்த்து பேசமாட்டாங்க. நேரில் இருக்கிறதுல இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப வரா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதாவது நல்லா ரெடியாகி ஒரு ஆர்வத்தோட வரவங்க வந்து நம்ம கண்ண பாத்து பேசுவாங்க. நாம சொல்றதை கவனிப்பாங்க. அவுங்க நம்மகிட்ட, "உன்கிட்ட இந்த விஷயம் சொல்லணும்னு வந்தேன்." இந்த மாதிரி விஷயங்கள்லா கூட இருக்கும் சில சமயங்கள்ல.
ம். ஆமா. ஆமாங்க. இருக்க தான் செய்யும். அதுவும் கண்ண பார்த்து பேசும்போது, அந்த உண அந்த உணர்வு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வலுவாக உணர்வா இருக்கும் உங்களுக்கு. இப்ப லேட்டா வராங்கல்லங்க அவங்க என்ன பண்ணுவாங்க?
ஆமா. சரியா சொன்னீங்க. உ அந்த மாரி லேட்டா வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படீன்னா, ஒரு ஆர்வம் காட்ட மாட்டாங்க, ஒரு அவசரத்துலே இருப்பாங்க.இங்க போலாமான்னு கேட்டா, "இல்ல எனக்கு அது புடிக்காது" அப்படின்னு, "சரி அங்க போலாமா?" அப்டின்னா. "இல்ல அங்க நான் ஏற்கனவே போயிருக்கேன்." அப்படிம்பாங்க. ஒரு மாரி ஸ்டடியாவே இருக்காது. கண் ஆடிகிட்டே இருக்கும். அவங்களுடைய அலைபேசிய கையில எடுத்து, இந்த ஃபிட்ஜெட்டிங் எடுத்து அதவே பு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மோ நமக்கு வந்து அது ஒரு மாரி எரிச்சலா இருக்கும். இல்லைங்களா? அப்ப நாம ஏதாவது வந்து இப்ப இதுல 2 விதமா கையாளலாம். 1 நாம வந்து கொஞ்சம் கடுப்பாகி, "இப்ப எதுக்கு இவ்வளோ அவசரமா போகணும்?" "சரி போ! நீ கெளம்பு" அப்டின்னு சொல்லி சொல்றோன்னா. அந்த எடத்துல திரும்ப பிளேட்ட நம்ம மேலேயே திருப்புவாங்க. "இல்ல. நீ தான் என்னைய வர சொல்லிட்டு இது பண்ற, நான் எவ்வளோ வேலைக்கு நடுவுல உனக்கு வந்துருக்கேன் தெரியுமா? உனக்காக அத பண்ணேன்." இந்த மாரி
ஆமாங்க. ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. நம்ப மேலயே என்ன பண்ணீருவாங்கன்னா, திருப்பி வுட்டுருவாங்க.
ஆமா. அதாவது அவங்களுக்கு வர விருப்பம் இல்லை. ஆனா வராம இருந்தா, அதற்கு ஒரு காரணம் சரியா சொல்ல முடியாதுங்கறதுனால வந்து, நீ தான் பிரச்சனை பண்ணங்கிற மாரி நம்ம மேல ஒரு கொறைய ஏத்துறது..
ஆனா, பு ம். "அதாச்சும் கூப்பிட்டதுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துர்லாம்" அப்படிங்கிற மாரி வந்திருப்பாங்க. வந்துட்டு நம்ம மேலயே தூக்கி போட்டுருவாங்க எல்லா பழியையும்.
ஆமா சரியான வார்த்தை அதுவாக இருக்கு. ஆமா. போட்டுட்டு அதுக்கப்பறம், அன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக்கிட்டு போய்ருவாங்க. இந்த அனுபவத்துக்கப்புறம், நாம என்ன பண்ணுவோம்? திரும்ப வந்து அவங்ககிட்ட பேசுறத கொறச்சிருவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, "ஓ அப்ப என்கிட்ட பேசமாட்டீங்களா? வேணும்னே இது பண்றீங்களா? அத பண்றீங்களா?" அப்ப அப்படீன்னா என்ன அர்த்தம்ன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பேசுருதற்கான ஒரு விருப்பம் இருக்குறது. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தோன்றப்ப அவங்க கண்ட்ரோல்ல வந்து, அவங்களுக்கு தோன்ன மாரி நம்மள ஒரு சைடு பீஸ்ஸா வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி.
ம்ஹ்ம். ம்.
அப்ப
ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப வந்து இப்ப அடுத்த இன்னொரு விதம் இருக்குன்னு சொன்னீங்கள்ல, அந்த விதம் என்னங்க?
<laughs> ம். இப்போ ஒரு ஆர்வமா வராங்கன்னு வச்சிக்கோங்களேன். வந்து வந்து நமக்கிட்ட நல்லா பேசுவாங்க. கண்கள பார்த்து பேசுவாங்க. பெரும்பாலும் ரொம்ப நல்ல உறவுகளாக இருக்காங்க. அதாவது, நான் காதலன் காதலின்னே சொல்லல. நான் வந்து பெரும்பாலும் நட்பு வட்டாரத்திலே சொல்றேன். பார்க்க போறப்பே இந்தா சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். இல்ல உனக்கு பிடிக்குன்னு இந்த பொருள் வாங்கிட்டு வந்தேன். சின்னதாக இருக்கும். ஒரு விலை உயர்ந்த பொருள் அப்டீன்னு அவசியம் கிடையாது. சும்மா நாம்ம இதுக்கு முன்னாடி பேசினப்ப சொல்லியிருப்போம். எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும். அப்டீன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். சில சமயங்கள் அந்த நட்பு வந்து அதற்கு அடுத்த கட்டமான காதலா போறதுக்குக் கூட வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்டீன்னா, அவுங்களுக்கு நம்மள புடிக்கிதா? இல்லயா? நம்மளுடைய புறத்தோற்றத்த மட்டும் தான் விரும்புறாங்களா? இல்ல வந்து நம்மளுடைய நாம் யாரு? அப்டீங்கிறத தெரிஞ்சிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கா? நம்ம சொல்றத அவுங்க கவனிக்கிறாங்களா? அப்டீங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவுங்க அன்றைக்கு நம்மளோட எப்பிடி இருக்காங்க? எங்க ஒரு எல்லா இடத்திலேயும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. இத பண்லாமான்னு கேட்டா, ஆ பண்ணலாம். அங்க இத போய் பண்ணி பார்க்கலாம். இதை போய் பண்ணி பார்க்கலாம். அவுங்களுடைய கருத்துக்கள்.
இல்ல நட்பு வட்டாரத்தில தான் சொல்றீங்க. புரியுது.
தெளிவா சொல்வாங்க. எனக்கு இது பிடிக்கலனு வச்சுக்கோங்களேன் இல்ல எனக்கு இந்த வகை உணவு சேராது. அதனால நான் வேற வகை உணவு சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அப்படிங்கற மாரி ஒரு தெளிவான பதில் இருக்கும். நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். எதையும் மறைமுகமாகவோ அந்த மாதிரிலாம் பண்ணமாட்டாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அலைபேசிய கையிலயே எடுக்க மாட்டாங்க. சைலன்ட்ல ஜெனரல் மோட்ல கூட இருக்காது. சைலன்ட்ல போட்டு ஹேண்ட் பாக்ல போட்டு ஒரு ஓரமா தூக்கி போட்டாங்கனு வச்சுக்கோங்களேன். திரும்ப வந்து நம்மள விட்டு கிளம்பி அந்த பஸ் லையோ இல்ல வண்டியிலோ ஏறி போற போது தான் அத எடுத்து நமக்கு தான் திரும்ப கால் வரும். அதில இருந்தே நம்ம தெரிஞ்சி கொள்ளலாம் அவங்க எந்த அளவுக்கு நாம்ம அவங்களுக்கு முக்கியத்துவமா இருக்றோன்னு சொல்லி.
ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இதே வந்து ஆன்லைன்ல இருக்காங்க. இல்லையா, அவங்களுடைய உறவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ஆன்லைன்ல இருக்க உறவுகள் கொஞ்சம் கடினம் தாங்க. ஏன்னா ஆன்லைன்ல தான் நம்ம முதல்முறை பழகவே ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கற அப்ப, அவங்க வந்து நேருல எப்படி இருப்பாங்க அப்படிங்கற ஒரு புரிதல் வந்து நமக்கு இருக்காது. அவங்க புகைப்படம்ல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த புகைப்படம் எப்ப எடுத்தது? என்ன மாரி புகைப்படம் அப்படிங்கறது தெரியாது. பெரு பெரும்பா
புகைப்படமே, எப்ப தெரியுமா நம்ம எடுப்போம். நம்ம நம்ப வந்து அழகா இருக்கோம். நமக்கே நெனைக்கும் போதுதான், நம்ம போட்டோவே எடுப்போம்.
ஆமா. சரியா சொன்னீங்க. அப்ப அத வச்சிட்டு அதில எனக்கு என்னன்னா இப்ப நேர்ல பார்க்குறப்ப நம்ம வந்து ஆ தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தான் இல்லனு சொல்லல. ஆனா முதல் முறையா இப்ப பள்ளிகள்யும் சரி கல்லூரிகளிலும் சரி, வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி, அந்த மாரி நம்ம சந்திக்கிற பெரும்பாலானோர் வந்து ரொம்ப எதார்த்தமான ஒரு தோற்றத்தில இருப்பாங்க. ரொம்ப பயங்கர அழகாவும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப இதாகவும் இல்லாம எப்படி சொல்றது ஒரு மாரி சாதாரணமாக இருப்பாங்க. அந்த இடத்திலனா.
ம். ஆமா. அது பள்ளி பருவத்தோட பள்ளி பருவத்தில நம்ம பார்த்த பசங்கள்லாம், இப்ப ஒரு 20 வருடம் கழித்துப் பார்க்கும்போது, "டேய், நீன்னாடா அவன்" அப்படிங்கிற மாதிரி ஆகுது.
ஆ. ஆமா. ஆமா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா அந்த தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலா அவங்க யாரு? அவங்க என்ன பேசுறாங்க விஷயங்களை எப்படி செய்றாங்கனு அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஆனா இந்த வலைதளங்கள்ல இருக்கிறதுல போயி நம்ம பேசினோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க புகைப்படம் எப்படி இருக்கு? அவங்க பார்ப்பதற்கு எப்படி காட்சியளிக்கிறாங்க. இதை பொருத்து தான் நாமளும் அவங்கள வந்து எடை போட வேண்டியதா இருக்கும். அவங்களும் நம்மள ஏற்படுத்தி தான் எடை போடுவாங்க. இந்த இதில.
இதில வந்து அ ஆமா. இப்ப வந்து ஃபோட்டோ, அவங்க ஏதாச்சும் வந்து பகிர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேற நம்ம லைக் குடுக்கணும். அப்படி வேற குடுக்கலா, அந்த ஆன்லைன்லந்து தோழிகளோ தோ நண்பர்களோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். "ஏன் நான் நான் போட்டேன் நீ எதுக்கு எனக்கு லைக் குடுக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சண்டை வரும்.
ஆமா. நிச்சயமா. சரிங்க. நிச்சயமா வரும். அதாவது, இது வந்து, உருவம் சார்ந்த ஒரு விஷயமா போறது, எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சரி. அதையும் கடந்துர்ரோம்ன்னு வச்சிக்கோங்களேன். அதுக்கப்புறம், இப்ப நேர்ல பேசுறப்ப, இந்த கண்களை பார்த்து பேசுதல், என்ன வகையான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க, அப்படிங்கறதுல, அது வந்து லைவ்ல நடக்கும். சரிங்களா? அவுங்க என்ன சொல்றாங்க? நாம சொல்ற முகபாவ அவுங்க முகபாவனை, அவுங்க கைய எங்க வச்சிருக்காங்க, முன்னோக்கி உக்காந்து இருக்காங்களா? பின்னாடி எங்கயாவது பாக்குறாங்களா? இந்த மாதிரி வந்து, நெறைய விஷயங்கள, நம்மளால வந்து பாக்க முடியும். ஆனா ஒரு வலைதள பக்கத்துல பேசுறப்ப, அவங்க வந்து, அனுப்புவாங்க. அது வந்து அவுங்களால அவுங்க உணர்ச்சிகள கட்டுப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள், ரொம்பவே அதிகம். அதனால வந்து, அவுங்க சொல்றது ஒரு விஷயமா இருக்கும். அவுங்க அ வேற என்ன மீண் பண்ராங்க, அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே, ஒரு பசில் மாரி ஆயிரும். சில சமயங்கள்ல நமக்கு.
ம். ஆமாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க! ஆமா. ஆமாங்கங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ப நம்ப திரைப்படங்கள்ள கூட வரும். ஒரு இப்ப நீங்க சொல்லும்போது, எனக்கு அது அந்த நிகழ்வு ஞாபகம் வருது. அ, விவேக் இருக்கார் இல்லையா, அவர் கையில வந்து, என்ன பண்ணிருப்பாங்க அப்டின்னா, என்னமோ ஒண்ணு குத்தி வச்சிருப்பாங்க. இந்த ஹார்ட்வேர்ட்ஸுல என்னமோ ஒண்ணு குத்தி வச்சிருப்பாங்க. ஆனா அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவான். கண்ல ஃபுல்லா தண்ணியா வரும். அப்போ வந்து, பக்கத்தில இருக்குறவன் கேப்பான். "ஏன் அ நீங்க ரொம்ப அழுவுறீங்களா? "இல்ல தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம், எனக்கெல்லாம், ஒரு வலியா இது?" அப்படிம்பான். ஆனா, அவன் கண்ணு நெறய தண்ணீ வந்து ஒழுகும். அந்த மாதிரி, உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆன்லைன்ல வந்து, நம்ம நட்பு பாராட்ட தொ வேண்டியதா இருக்கு. அப்டிங்குறீங்க.
ம். ம். ஆமாங்க. சரி. ஆ! ஹா, புரியுது, புரியு ம். ம். <chuckles> ஆமா, ஆமா. உன்னோன்னு, இப்ப நம்ம கூட நேர்ல பேசுறப்ப, நம்ம கிட்ட மட்டுந்தான் பேசிட்ருப்பாங்க. ஆனா வலைதள பக்கம்ல, நாம நெனச்சிக்கிட்ருப்போம், அவுங்க நம்மகிட்ட மட்டுந்தான் பேசுறாங்க. அப்டின்னு சொல்லிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா, அதே நேரத்துல, 3,4 பேருக்கு அதில பதிலளிக்கக் கூட முடியும். அந்த இதில. அப்ப அப்ப, அதற்கு நமக்கான முக்கியத்துவம் இருக்கா? நாம சொல்லும் செய்திய அவுங்க கேக்குறாங்களா? அவுங்க நம்மகிட்ட உண்மைய சொல்றாங்களா? இது வந்து ஒரு முதல் பிரச்சனை. 2வது பார்த்தீங்க அப்டின்னா, சில சமயம் அவுங்க தான் பதில் அளிக்கிறாங்க. ஏன்னா, நான் கல்லூரி படிக்கிறப்ப, சில தோழிகள்ட்ட பேசுறப்ப பாத்தீங்கன்னா, நான் வந்து, ஒரு சில விஷயம் அவங்களுக்கு இந்த குறுந்தகவல்ல சொல்லிருப்பேன். அதப் பத்தி பேசியிருப்போம். நேர்ல பாக்கும்போது, அந்த விஷயத்தை பத்தி கேட்டா, திருதிருன்னு முழிப்பாங்க. அப்புறம் நாம ஒரு, 2 அடிய போட்டு, என்ன விஷயம், அடிய போட்டு இன் த சென்ஸ் கொஞ்சம் மிரட்டி, என்ன? ஆமா என் விளையாட்டுக்கு என்னங்க என்ன விஷயம், இத மறந்துட்டியா, அப்டின்னு கேக்குறப்ப தான், சொல்வாங்க. இல்ல, நான் அப்போ வந்து எழுதிகிட்ருந்தேன். அதனால வந்து, என் தோழி எடுத்து உனக்கு பதில் சொல்லிக்கிட்டிருந்தா! அப்டிம்பாங்க.
ரொம்ப சரியா சொன்னீங்க! ம். கொஞ்சம் வெளாட்டுக்கு ம். அச்சசோ! <chuckles> <inhales>
<inhales> நான், அப்ப வந்து, நமக்கு என்ன தோணும்? நமக்கு அந்த உறவு மேல ஒரு சந்தேகம் வரும். இல்லைங்களா?
நம்பிக்கையே இல்லாம போயிடும் இல்லையா? இவங்க தான் பண்றாங்களா? இல்ல இவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பண்றாங்களா? அப்படிங்கிறதே, நமக்கு ஒரு சந்தேகமா ஆயிடுமே!
ஆமா, ஆமா. அத வந்து எதிர் பக்கத்துல யார் படிக்கிறா? யார் நமக்கு தகவல் அனுப்புறா? அவுங்க அனுப்புற தகவல் என்ன நோக்கத்துக்காக அனுப்புறாங்க? அப்டிங்கிறது வந்து, நாம ஆராய ஆரம்பிச்சோன்னு வச்சிக்கோங்களேன், நமக்கு அந்த உறவுல வலுப்படுறதுக்கு பதிலா, நம்ம இத தான் உக்காந்து யோசிச்சிகிட்ருப்போம். இந்த இதில.
அது. ஆமா, நமக்கு அனுமார் வால் மாரி, அது ஒரு நீண்டுகிட்டே போகும். ஒரு புரியாத புதிரா போயிட்டே இருக்கும் நமக்கு.
சரியா சொன்னீங்க. ஒரு பதட்டம் தான் நமக்கு பெரும்பாலும் இருக்குமே தவிர, இது நமக்கு ஒரு நல்ல விஷயமா, அப்டின்னு கேட்டா, இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ம்.
நீங்க ஒரு அழகா சொன்னீங்க. அதுவும் நேருல சந்திக்கும்போது, அவுங்க நமக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்களா? இல்லையா? அத நம்ப வந்து, எந்த விதத்துல வந்து, சோதனை செஞ்சு, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கே உண்மையாவே அது ஒரு புதிய தகவலா இருந்துச்சு. அது எனக்கு உண்மையா பயன்படும் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இப்ப ஆன்லைன்ல இருக்காங்க அப்டின்னா, அவுங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவுங்க மூலியமா நமக்கு வரும். அவுங்களோட நம்பிக்கை தன்மை எந்த அளவுக்கு இருக்கும். அப்டிங்கிறத, என்கிட்ட அழகா விளக்கமளிச்சு சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசியதுக்கு, மிக்க நன்றி.
உங்களுடன் பேசியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.